ஆ <chuckles> சிறப்பான விஷயம். சாப்பிடுறதுனா எதுவும் ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு வந்து நீங்க 3 பேருமே விரும்பி சாப்பிடுற ஒரு சாப்பாடா? இல்லன்னா, பொதுவா சொல்லுங்களேன் ம்.
சாப்பிடுறது ரொம்ப புடிக்கும்னா எப்டின்னா வந்து இல்லைங்க. இல்ல, இல்ல. புதுசு புதுசா ஏதாவது நாங்க ட்ரை பண்ணுவோங்க. இப்ப, சாதாரணமா ஒரு புரோட்டா இருக்குன்னே வச்சிக்கங்களேன், ஒவ்வொரு விதமா நாங்க சா ஒவ்வொரு விதமான எப்டின்னு பாத்தீங்கன்னா, அ இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல அ இருக்கக்கூடிய பேமஸ்ஸான கடைங்க எதோ, அங்க போய் சாப்பிடுவோங்க.
<chuckles> ம். ஓ! <chuckles>
அதுக்கப்புறம் அதாவது இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 4 திசை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு சைடும், ஒவ்வொரு தடவயும் நாங்க போவோம். "இந்தக் கடையில எப்டி இருக்கு டேஸ்ட்டு? அந்த கடையில இருக்கு எப்டி இருக்கு டேஸ்ட்டு?" அப்டின்ட்டு நாங்க எல்லாம் எங்களுக்கு இதுதான் வேலங்க. கையில காசு இருந்துச்சுன்னா, எங்கேயாவது கிளம்பி போயிருவோங்க. தூரமா ஒரு எர இருவது, 30 கிலோமீட்டர் தள்ளி போயி, அந்த ஊர்ல எந்த கடை பேமஸூ? எதுக்கு பேமஸூ? சில கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முயல் கறி, அப்புறம் தலைக்கறி இதுக்கெல்லாம் வந்து பேமஸ்ஸா இருக்கும். நாங்க அதெல்லாம் விடுறதே கிடையாதுங்க. எது நல்லா இருக்குன்னு சொல்லுறாங்களோ அது எல்லாத்தையும் அ அதுவும் எப்டிங்க! ஆ எல்லாரும் மொத்தமா எல்லாம் ஒண்ணா ஆர்டர் பண்ணி, அதிலருந்து பிரிச்சு சாப்பிடுவோம். "எதுடா டேஸ்ட்டா இருக்கு?" அப்டின்னு ஆமாங்க.
ஆமாங்க. <chuckles> அ, <laughs> ம். ம். <chuckles> ம். ஓ! பகிர்ந்துக்கிறது ஆ.
அதெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்கக்குள்ள ஒரு அந்த பாண்டிங் சொல்வாங்க பாருங்க. அது ரொம்ப, ரொம்ப செம்ம பாண்டிங் எங்களுக்குள்ள இருந்தது. அவ்வளோ ஜாலியா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா
அ. கண்டிப்பாங்க, யார் அ ஏன்னா, யாராவது ஒரு ஆளுக்கு தான் இந்த மாரி அமையும். ஏன்னா, விட்டு போன ஒரு அ இர இரண்டாம் வகுப்புல விட்டு போய்ட்டு, அடுத்து சில பேர்லாம் அப்டியே, எப்டி எப்டியோ கண்காணாம போயிருவாங்க. ஆனா, திரும்பயும் கடவுள் வந்து உங்கள ஒரு 9ஆம் வகுப்புல எல்லாரையும் இ இணைச்சு, திரும்பயும் அந்த தொடர்ப எ வந்து உங்களோட சேர்ந்து நண்பர்களோடு பயணிக்க வச்சுருக்காரு, இல்லையா?
கண்டிப்பாங்க.

அப்டியெல்லாம் அப்ப நாங்க பார்த்துப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் வகுப்பு வந்ததுக்கு அப்புறம், என் நண்பன் என் நண்பனோட, அ அக்காவுக்கு வந்து திருமணம் வந்துச்சுங்க.
ம். ஓ! சிறப்பு. அப்ப உங்கள அழைச்சாங்களா, உங்கள இதுவும் உங்க நண்பர்கள்? ம்.
ஆ. ஆ ஏன்னா, எங்க அப்பா எங்க அப்பா, அவங்க அப்பா எல்லாம் பிரெண்ட் தான. அப்டிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, கூப்பிடவும் அப்போதாங்க நான் ரொம்ப வருஷம் என் டச்சே வுட்டுப்போச்சு எனக்கு. ஒரு 5 ரொம்ப வருஷம் பாத்ததுக்கு அப்புறம், 2,3 வருசம் இடையில எல்லா சுத்தமா எனக்கு டச்சே இல்லாம போய்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, 8 ஆம் வகுப்பு வந்து அவுங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் ஒரு வாரம் அங்க வந்திருந்தங்க. அந்த லீவ்ல நடந்துச்சு, இந்த ஏதோ அரையாண்டு லீவோ, காலாண்டு லீவா இல்ல முழு அந்த ஆண்டு கடைசியில வர அந்த மே, மே மாசம் கோடை லீவ்வான்னு தெரில. ஏதோ ஒரு லீவ்ல நடக்கும்போது ஒரு வாரம் வந்து அங்க த இருந்தேங்க நானு, பிரெண்டு வீட்ல.
ஆமாங்க. ஆ. ம். ஓ. ம். சரிங்க. ஓ. அவுங்க வீட்ல வந்து நீங்க தங்கியிருந்தீங்க. அந்த திருமணத்திற்காக வந்து தங்கியிருந்தீங்களா?
இன்னொரு இன் ஆமாங்க. அ இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து அவனும் வன்ட்டாங்க. அப்போ வந்து திருப்பி, ஏன்னா அந்த ஒரு 8 ஒன்ப எ 8து 9தாது படிக்கிறப்போலாம் ஓரளவு நமக்கு விவரம் தெரிஞ்சுடுங்களா! அதுக்கப்புறம் அந்த நட்ப நாங்க விடவே இல்லங்க. நாங்க எங்க போனாலும், எங்க சாப்பிட போனாலும், ஹோட ஹோட்டல்க்கு அதாவது வ வீட்ல அ அப்போலா பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 2, ரூ. 3 வாங்கிட்டு, ஹோட்டல்ல இந்த அப்போலா ரொம்ப கம்மி தானேங்க இருக்கும், சா எதாவது சாப்பிட்றது, கடைங்களுக்கு போய். அந்த மாரி இருக்கும்போது, நாங்க எங்க போனாலும் 3 பேரும் ஒண்ணா தான் போவோம். தனியா விட்டுட்டு போற பழக்கமே கிடையாது. எங்க போனாலும் சரி. ஆத்துக்கு குளிக்க போனாலும் 3 பேரும் ஒண்ணா தான் போவோம். அப்ப அப்பயும் நாங்க வேறு, வேறு பள்ளில தான் படிச்சோம். ஆனா, சன் சனிக்கி சன், சனி ஞாயிறு லீவ் இருந்தா, யா என் ஃபிரெண்டு வீட்டுக்கு வந்துருவேன், அவனும் வந்துருவான். 3 பேரும் ஒண்ணா சுத்துவோங்க. இந்த சனி ஞாயிறு ஃபுல்லா எங்களுக்கு ஒ எங்கேயாவது போய் சுத்துறது தான் வேலை.
ஆ. சிறப்பு. <chuckles> ஆ, ஆமாங்க. சூப்பர். <chuckles> ஆமாங் ம். சூப்பர். <chuckles> ம், ம்ஹ்ம். ம்.